இல்ல நாங்க ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ் இந்த நான்வெஜ்ஜில ரொம்ப கான்ஷியஸ் நாங்க வந்து கா மதியத்துக்கு மட்டுமே நாங்க சாப்பிடுவோம். நைட்டு கூட வந்து இல்லாட்டி கூட பரவாயில்ல! பசங்களுக்கு இருந்தா போதும் நாங்க விட்ருவோம். எங்க நைட்டும் நெறையா சாப்பிடணும். மதியமும் நெறையா சாப்பிடணும். காலை அப்படி நாங்க யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா எ நெறைய சாப்பிட சாப்பிட ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும். ஏன்னா மட்டன் ஃபுல்லா ஃபேட்ஸு, ஃபுல் லா கொழுப்பு அதுவும் வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த டிஷ் செய்யறப்போ நீங்க கொஞ்சம் கொழுப்பு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். கொஞ்சம் கொழுப்பு போட்டீங்கன்னா, அது அப்படியே இந்த
ம். ஓ. ம். ஆமா. கண்டிப்பா. ஓ! சரிங்க இந்த மாரி ஏதாச்சும் மறந்துனா இப்பயே சொல்லி வைங்கங்க. அப்புறம் நீங்க நல்லபடியா சொல்லிக் குடுத்தா தான் எனக்கு நல்லபடியா சமையல் வரும். இல்லையா? உங்க பேர சொல்லி நாங்க திட்டிக்கிட்டே தான் சாப்பிடுற மாரி ஆயிடும்.
நிச்சயமா. கண்டிப்பா, தொடக்கறி தொடக்கறிங்கிறத நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு அந்த நெஞ்சு கறி, கழுத்து கறி நீங்க வாங்குனீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ஏன்னா, அதில கொஞ்சம் கொழுப்பூட்டி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் எலும்பு இருக்கும். அந்த கறி எல்லாம் அவ்வளோ மென்மையா இருக்கும். அந்த கறிகள் தொடைக்கறி கொஞ்சம் ஆமா, தொடைக்கறி கொஞ்சம் ஹார்ட் அ இருக்கும்.
ஆ நெஞ்சு கறி. ம். ஆமா, அதுவே இருக்கும் ம். சாஃப்ட் அ இருக்கும் ஆமா. ஹார்ட் அ இருக்கும் அது வந்து பிரியாணிக்கு தான் வந்து யூஸ் பண்றது.
நிச்சயமா, கண்டிப்பா. இதோட சேர்த்து கொஞ்சம் கொழுப்பு போட்டுருங்கண்ணே, அப்படின்னு சொல்லணும். எப்போன்னா? அவன் போட்டு முடிச்சுட்டு பாக்கெட்ல போட்டு சுத்துவான் பார்த்தீங்களா? அப்போ சொல்லணும். கொஞ்சம் கொழுப்பு போட்டுருங்க அண்ணேன்னுவான். இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னா, அந்த கொழுப்பு எடையோட போய்டும். அதனால எடை போட்டு முடிச்சு
ஆமா ஆமா ஆமா ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளோ ஒரு டெக் வாங்குறதுக்குள்ள எவ்வளோ ஒரு டெக்னிக் அ நீங்க பயன்படுத்தியிருக்கீங்கப்பா! ம்.
கண்டிப்பாங்க. அது சிக்கன்லேயும் அதே மாரி உண்டு. நம்ம முடிக்கிறப்போ ஒரு லிவர் போட்ருங்க அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம சொல்ல நம்ம எடை போடுறப்போ சொன்னோம்ன்னா, அதையும் எடையில போட்ருவான். இது முன்னாடி க அதுக்கப்புறம் சொன்னோம்ன்னா வந்து ப்ரீயா போட்டுக் குடுத்துருவான். <laughs>
இது அப்பா! ஏகப்பட்ட அனுபவம் வந்து இருந்திருக்கு போல இருக்கு. இந்த அனுபவம்லாம் யாருகிட்டேருந்து வந்தது?